ஆமாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமா கேட்பேன். "எப்படிப்பா எப்படிப்பா? இது மாரி நேரம் முதக்கொண்டு இப்டி வச்சு ஒரு புகைப்படம் எப்டி உங்களால எடுக்க முடிஞ்சுச்சு?" அப்டின்ற மாரி. என்கிட்ட எங்க அப்பா தான் கீழ உட்கார்ந்து இந்த டேப் ரெக்கார்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அதுல தான் பாட்டு போட்டுருந்தாரு. அது வந்து பாட்டு போட்டுருக்காரு. நான் இங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா உட்கார்ந்துருக்காரு. அவரு முன்னாடி நான் ஆடுறேன். 1 ஸ்டெப் போட்டு நின்ன மாரி நெழிச்சு நிக்கிற மாரி ஒரு <chuckles> ஃபோட்டோ அது. இப்போ வரைக்குமே அது ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான அம அனுபவங்க அது.
ம். ஆமா. ஓ! <laughs> ஓ! நல்ல விஷயம். அ இந்த மாதிரி அன்னைக்கு வெளில வெளிய போயிருப்பீங்கல. அந்த மாதிரியான புகைப்படங்கள் இருக்கா? ஏதாவது சுற்றுலா போனோமோ? இல்ல இந்த பள்ளி காலத்த ஆ சொல்லுங்க.
அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா அதான் வரேன். அடுத்து அடுத்து வரேன். அந்த ஆல்பத்துல இருந்து இது இப்ப வந்து நம்ம 6வது பேஜ்க்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து, அ அந்த முதல் பிறந்த நாள் வந்து இப்டி ஆரம்பிச்சது வந்து இப்படி தான் ஆரம்பிச்சுச்சு. ஆனா, அடுத்தடுத்து வந்து எல்லாருமே அம்மாவோட சொந்தக்காரங்க, அம்மாச்சி, தாத்தா எல்லாருமே வந்திருந்தாங்க. நல்ல சிறப்பா கேக்க வெட்டி, எல்லார் கூடயும் சேர்ந்து எடுத்த புகைப்படம். அப்புறம் வந்து நாங்க சர்ச்சுக்கு போவோம். அப்போ அந்த சர்ச்சல வச்சு எல்லா கூட்டு குடும்பமா ஒரு 25 பேரும் சேர்ந்து ஒரு புகைப்படம் ஃர்ஸ்ட் பர்த்டேக்கு நினைவா. <chuckles> அது
ஆ. ஓன்! ஓ! பரவால்லங்க. அது இப்ப பார்த்தாலே எல்லாத்துமே ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ப எவ்ளோ பெரிய குடும்பமா அப்டின்ற மாதிரி.
ஆமாங்க. ஆனா, நான் அப்ப தான் நெனைப்பேன். என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேலாம் அப்டி செலப்ரேட் பண்ணீங்களடா? என் பிள்ளைங்களுக்கு இந்த மாரி நான் என்னால பண்ண முடியலே! அப்டின்ற மாரி. ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. அந்த புகைப்படம்லாம் பார்க்கும்போது. <chuckles> அது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய புகைப்படம்ங்க. எங்க குடும்பத்தில உள்ள எல்லாரும் இருப்பாங்க. நண்டு சிண்டுலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இருப்பாங்க. அந்த புகைப்படத்துல. அதான் சொல்றேனே ஒரு 25 பேர் இருப்பாங்கன்னா, பாத்துக்கோங்க. 25 பேரு ப்ளஸ் குழந்தைங்க.
<chuckles> சரியா சொன்னீங்க. அ. ஆமாங்க. அது இப்ப எடுத்து பார்த்தோம்னா, நெறைய பேர் மறைந்திருப்பாங்க. அவங்கள் நெனச்சு ஐயோ! அங்க நினைவுகள் வரும். அதலா நமக்கு சந்தோஷமா இருக்கும். "அ இந்த நேரத்தில இதெல்லாம் நடந்திருக்குமே!" அப்டின்ட்டு. இப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அனுபவங்கள் சொல்லுவாங்க பாரு. "ஏய்! நீ அப்டி பண்ணியிருந்த தானே அன்னைக்கு, ஏய் நீ அப்டி இருந்தது தானே அப்டி" அப்டின்னு சொல்லப்ப எவ்ளோ சந்தோஷம் தரும்.
ஆமா, கண்டிப்பா. ஆமாங்க. <chuckles>